கண்டிப்பா, கண்டிப்பா அதுவும் பார்த்திங்கன்னா, அந்த ரம்மியமான அந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா, பெருசா வெயில் இருக்காது. அது இந்த மரத்துக்கு அடியில போட்டா வச்சுக்கங்களேன், நல்ல அ அ ஆமா. நல்ல குளிர் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா, அப்படியே கீழ இறங்குற மாரி போகும். அதாவது சமமா இருக்காது. அது ஒரு மாரி மேடு பள்ளமா ஏறி இறங்கி ஏறி இறங்கி போகும். நமக்கு நடக்க அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா நானும் போயிருக்கேன் நிறைய தடவை ஊட்டி. ஆப் அங்க போனா வந்து பார்த்தீங்கனா, முதல் வேலை போய்ட்டு கே கீழ இறங்குனோன்னா, நாங்க எங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த கேரட் வந்து அந்த இ அ தலையோடு இருக்கும் பாருங்க, மேல இருக்க தலையோட அதான். அதை வாங்கி வந்து சாப்பிட்டா தான் அதை பார்த்தீங்கனா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கட் அந்த கட்டு மாரி, ஒரு 4, 5 வந்து சேர்ந்து வச்சிருப்பாங்கள்ல, அதை வந்து
ம். கண்டிப்பா. அந்த ஸ்வெட்டரு கழட்டவே முடியல. அதுதான், அதுதான். ஆ. அதுதான், அதுதான். அ ஆமா, ஆமா. நீங்க அதை சொன்னிங்க. இல்லையா? நாங்க வந்து ரெசார்ட் பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா, அந்த படகு இல்லத்து பக்கத்தில. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படகு இல்லத்தில நைட்டில, நாங்க ரெசார்ட் விட்டு கொஞ்சம் எங்களுக்கு ஈவ்னிங் வரது தான் பிடிக்கும். ஸோ ஒரு 6, 7 மணிக்கு வரும்போது, அந்த மக்காச்சோளம்லாம் அப்படியே நெருப்பில சுட்டு வச்சிருப்பாங்க.. ம். அப்படியே அதா அதும் இல்லாம இன்னொண்ணு, நெருப்பில வாட்டின மக்காசோளம் அங்க இருந்தது. ஆனா நம்ம ஊ ஆ. அதான். நம்ம ஊர்ல மக்காச்சோளம் ரூ.10 தான் சந்தையில. ஆனா அங்க ஒரு மக்காச்சோளம் ரூ.70 அப்படினாலும் பரவால்ல, அந்த ம்.
சரிங்க. ம். ஆ. ஆமாமா. அப்படியே அந்த ஆவி பறக்க அப்படியே ஒரு இதா இருக்கும். நல்லா இருக்கும். ஆ. கருகிப் போன மாரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏனா நீங்க ஊட்டியில போய் நீங்க எது வாங்குனாலுமே அதா. ஒண்ணுக்கு 2 மடங்கா தான் ரேட் சொல்லுவாங்க.
2 மடங்கு தான். ஆனா அந்த நேரத்துல, அந்த டெம்ப்டிங் ஆகுதுல்ல, ஆசை வருதுல்ல அந்த இடத்துல. அது, அப்புறம்
அதுக்காக தானே அவங்க, ஆசைய தூண்டி விட்ரதுன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா! அதைதான் பண்றாங்க.
ஆ. அதுதான். அந்த மாரி அந்த மாரி இருந்துச்சு. பிளவர் ஷோல்லாம் போட்டிருந்தாங்க நாங்க போயிருந்தப்போ. போ
ம், ம். அது நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு.
அது நல்லாயிருக்குன்னு இல்ல. அங்கிருந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட்டய போட்டாங்க. அந்த ஆமாங்க.
நல்ல ஃபிரெண்ட்ஸ்ங்க. அது கண்காட்சிக்கு, எல்லாம் பார்க்கணும்கறதுக்காக ஒரு அழகுக்கு வச்சிருக்காங்க. அங்கயும் போய் கைவரிசையை காட்டுறாங்க பாருங்க. இதும்
இல்லைங்க. அந்த ரோஜாக்கள் எல்லாம் பறிச்சு, அங்க இருந்து ஒருத்தங்க சத்தம் போட்டாங்க. நாங்க எல்லாம் ஓடி வருவோம். அதெல்லாம் ஒரு உற்சாகம் தானே! அந்த மாரி.
<laughs> இல்ல கரெக்ட்டு. இருந்தாலும் ஊடக துறையில இருந்துகிட்டு நீங்க இப்படி பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் தாங்க.
<laughs> ஏங்க, ஊடக துறையா இருந்தாலும் என்னங்க! மனிதரின் மனம் வந்து ஒரு குரங்குங்க. அதனால வந்து அந்த மாரி ஏன்னா இந்த மாரி ஒரு ஹேப்பினஸ் வந்து நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல நம்மளே உருவாக்கிக்கணும். ஏதாவது நம்ம நினைக்க முடியாது. இல்லையா? நம்ம வந்து, "இதுதான் பண்ணிட்டு போவோம்." நம்ம ஒரு கட்டுக்கோப்பாலாம் போ முடியாது. அங்க என்ன வருதோ அதை வச்சு ஹேப்பியா கொண்டாடிர்ணும்ங்கிறது என்னோட கான்செப்ட். அப்புறம் அப்படிதான் வந்து என்னோட உற்சாகத்த வந்து நான் வளர்த்துகிட்டு இருக்கேன். இப்போவும் அப்படிதாங்க இருக்கேன். <sniffs> எதையும் பிளான் பண்ணிலாம் பண்றதில்ல. வரத வச்சு, ஆன் த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இல்லையா? அந்த ஃப்ளோல அப்படியே போயிட்டிருக்கும். அவ்வளோதான்.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அதாவது அழகா சொன்னீங்க. உங்களுக்கு உற்சாகம் குறைந்தபோது வந்து முக்கியமா வந்து நீங்க அலுவலகத்தில வந்து பார்த்தீங்கனா, அந்த பாடல் போட்டு கேட்கிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து, "இந்த சாக்லேட் தான் நிறைய சாப்பிடும்போது, எனக்கு வந்து ஒரு உற்சாகம் குறையும்போது அது ஒரு ஜாலியா இருக்கும்." அப்படிங்கிறது சொன்னது. அப்புறம் இந்த மாரி, இந்த ஊட்டி போன விஷயங்கள வந்து அற்புதமா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினதில எனக்கு மகிழ்ச்சிங்க.

ஸோ, இரவு நேர வேலைகள்ல எங்களுக்கு எங்க எங்களுக்கு பெரும்பாலும் நைட் ஷிஃப்ட் ல இருக்கும். டே ஷிஃப்ட் ன்னு வரும்பொழுது நாங்க அதெல்லாம் நினைக்க மாட்டோம், வேலையே கரெக்டா இருக்கும். இந்த நைட் ஷிஃப்ட் வரும்போது தூக்கம் வராம இருக்கிறதுக்காக, வேற வழி கிடையாது. சிலர்லாம் தேநீர் அருந்துவாங்க, இந்தமாரி. எங்களுக்கு பால் இருந்தெல்லாம் கொடுத்தாலுமே, சூடா குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் தேநீர் இருந்தமாரிலாம் குடி குடிக்க மாட்டேன். இருந்தா
ஆமா. சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேலை நேரத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒருமாரி டென்ஷன் ஆ இருந்துச்சுன்னா, இந்த, நீங்க சொல்றமாரி தேநீர் அருந்துறது, இல்லன்னா, வந்து டக்குனு வெளில வந்து கொஞ்சம் அப்பிடியே அந்த காற்றோட்டமா வந்து நிற்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்.
ம், ம். ஆமா. ஏன்னா, நாங்க வந்து நான் பணியாற்றிட இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ல இருந்தேன். அப்பலாம் வந்து, எங்களால வெளிலலாம் வரவே முடியாது. பசங்கள்லாம் வெளில போவாங்க, போயிட்டு, அவங்கலாம் டீ குடிச்சிட்டு எங்களுக்கும் வாங்கிகிட்டு வருவாங்க. ஃப்ளாஸ்க் ல வாங்கிட்டு வந்து தருவாங்க. நாங்களும் வச்சுருந்து, எல்லாம் குடிப்போம். அந்தமாரி இருந்தது <sniffs> ஆனா வந்து சொல்றது என்னன்னா நைட் நேரங்கள்ல, இரவு நேரத்தில, நாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்ன்னா, அந்த எங்க கேம்பஸ் க்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூங்காமாரி இருக்கும். ஒரு வாக்கிங் போவோம், 4, 5 பேரும் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு 5, 6 பேர். ஒவ்வொரு டீமா போவோம். ஒரு 17 பேர் நைட்டு வேல செய்வோம். நாங்க எல்லாரும் ஏன்னா எல்லா பக்கமும் சி.சி.டிவி கேமரா பொருந்தப்பட்டிருக்கிறனால, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பாதுகாப்பு பத்தி. ஏன்னா அந்த அ கே கேம்பஸ் ல அதுவும் இல்லாம ஊடகத்துறைங்கிறபொழுது உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். <sniffs> அப்பிடிங்கிறம்பொழுது, நாங்க நைட்டு இரவு நேரத்தில போம்பொழுதும், அப்பிடியே போம்போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் அந்த உற்சாகம் குறையும்பொழுது, எனக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, நான் வந்து டீ குடிக்க மாட்டேன் <smacks lips> டீ, காஃபி குடிக்க மாட்டேன். எனக்கு வந்து அன்டைம் ல பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, பேக் ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஃப்ரூட்ஸு, இந்த மாரிலாம் வச்சிருப்பேன்.
சரிங்க. சரிங்க. ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா. அ. சரிங்க.
இது என்ன பண்ணுவானுங்க! இவனுங்களா கிண்டல் பண்ணிட்டு, அந்த அந்த என்னோட உணவுகள எல்லாம் திருடிருவானுங்க. இவனுங்க! திருடி வ
இவங்க ஸ்கூல்ல திருடுனாங்களான்னு கூட அது கூட தெரில. இது பணி பண்ற இடத்திலயுமா? <laughs>
அம், ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா பசிக்கல ஆமாங்க, ஆமாங்க. நண்பர்கள் தானே, எல்லாரும் எடுத்து ஆளுக்கு ஒரு <smacks lips> பண்ணா தான் பண்ணுவாங்க. பண்ணிட்டு என்னம்பாங்க, "இல்ல, இல்ல இன்னைக்கு உனக்கு டீ தான். நீ டீ குடிச்சு தான் ஆகணும்! நீ எப்பிடி டீ குடிக்காம இருக்கேன்னு நாங்களும் பார்க்குறோம்." ஏன்னா, எங்களுக்கு எனக்கு அந்த பழக்கத்த வந்து பழக்கப்படுத்தணுங்கிறதுக்காக அவுங்க அந்த மாரி பண்ணுனாங்க. ஏன்னா, நான் டீயே குடிக்க மாட்டேன். டீ, காஃபி நான் சின்ன வயசுலேருந்து குடிச்சதே கிடையாது. இப்ப வரைக்கும் தேநீர் எப்பிடி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா, நான் வெக்கிறேன். ஆனா, நான் வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் நான் தான் வெக்கிறேன். எ இருந்தாலும் நான் குடிச்சது கிடைய
இல்ல, இல்ல. புரியுது. ஃபன்னா தான் பண்றாங்க. இருந்தாலும் வந்து அ. ம். ஒ இப்ப வரை நீங்க டீ, காஃபி குடிச்சது இல்லேங்களா?